நிச்சயமாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அ எங்க வீட்ல கூட இந்த பொடிலாம் தயாரிச்சு வச்சுருப்பாங்கள்ல. இந்த விதவிதமான பொடி இருக்கும், அதெல்லாம் கூட சாப்பாடல பிசஞ்சு சாப்பிடுவாங்க. அ ஏதாவது நேரம் இல்ல அப்ப்டின்னும்போது, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும், இ Maggie மாதிரி விஷயங்கள் எ நம்ம எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாலும், அது ஆரோக்கியத்த பாதிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ அ நீ ஒரு வேள வந்து இப்போ குழந்தைகளோ இல்ல வயசானவர்கள் வீட்ல இருக்கும்போது, அவங்களுக்கும் எப்படி நீங்க இந்த மாரியான உணவுகள் வந்து பொருத்தமா இருக்குமா? அவங்களுக்கு வந்து அவங்களுக்குனு இல்ல ஏதாவது மெனக்கெட்டு வேற ஏதாவது செய் வேற ஏதாவது உணவு பாபீங்களா உங்களுக்காக?
ஆமா. ஆமா. ஆ நிச்சயமா. வந்த உடனே வந்து ஒண்ணுமே பண்ண முடியலனா, நிச்சயமா சாம்பாராவது இல்லன்னா ரசமாவது வச்சுருவோம். ஏன்னா ரசம் வச்சுட்டா உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது. அது உடம்புக்கு நல்லது. இல்லன்னா இல்லனா என்ன பண்ணுவாங்க அப்ப்டின்னா வந்து, அதாவது சாதத்திலேயே இந்த கலந்த சாதம் அப்ப்டின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கும். இந்த புளி சாதமா இருக்கட்டும், இல்லன்னா வந்து தக்காளி சாதம்
ம். கண்டிப்பா. ம். ஆமாமா.
எலுமிச்ச சாதம்னு இருக்கு இல்லையா? அந்த நேரத்துக்கு கேரட் சாதம், அது மாரிலாம் வந்து ரெடி பண்ணுவேன். இன்னும் சொல்ல போனா, வயதானவர்கள்லாம் ஒண்ணுமே பிடிக்காது அந்த நேரத்துக்கு, அவங்க தயிர் சாதத்த தவற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க.
ம். ஆமா. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. தயிர் வந்து ஒரு ஒரு கடைசி நேரத்தில நம்மள காப்பாத்தக்கூடிய ஒரு உணவுதான்.
ஆமா, நிஜமா அது வாங்கிட்டு வந்துட்டா போதும் நம்மளுக்கு அது. இல்லனா வீட்லேயே சில பேர் வீட்லலாம் தினமுமே இருக்கும்.

ஓ! இந்த மாரி ஏதாச்சும் நேரம் இல்லாத டைம்ல இது இன்ஸ்டன்டா அப்டி போட்டு சாப்பிட்டு போலாம் அப்டின்ற மாதிரில?
ஆமா. அது வந்து உடம்புக்கு கால வேலையில நல்லது தான.
ம். எங்க வீட்ல நாங்க என்ன பண்ணுவோம்ன்னா, பெரும்பாலும் இந்த மாரி நேரம் இல்லாதப்ப இந்த கஞ்சுகள் காசுறது தான் எங்களுக்கு இப்ப இந்த ஒரு சத்து மாவு கஞ்சு, இல்ல அ கேழ்வரகு கஞ்சு, அப்புறம் அரிசி கஞ்சு, இதெல்லாம் பெருசா பெருசா குக்கிங்க்கு டைம் இல்ல. இப்ப எங்கேயாச்சும் கிளம்புறோம். இல்ல நாங்க அவசரமா வந்து இப்போ வேலைக்கோ இல்ல படிப்பு கல்லூரிக்கோ போணோம் அப்படின்னா, எங்க அம்மா வந்து இதுதான் வந்து முதல்ல எடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு கஞ்சு காய்ச்சி கொஞ்ச நேரத்துல முடிஞ்சுரும்ல. டக்குன்னு வந்து அது காய்சி டப்பால ஊத்தி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ட்டு.
ஆமா. ஆமா. அதுவும் வந்து வீட்ல வந்து பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் வந்து சூப் இருக்கு இல்லையா? அத கூட வந்து பண்ணுவாங்க.
ஆமாமா. ஓ! பரவாலங்க. இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குல்ல. நமக்கு முழு பெரிய சமையல் இப்ப நம்ம ஒரு நம்மளுடைய அந்த ப ஃப நார்மல் ரொட்டீன் இல்லனா கூட இத்தன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. நீங்க சொல்லிதான். இப்போ நீங்க இந்த மாரி அ இக்கட்டான டைம் இப்ப நேரம் இல்லாத நேரத்தில சாப்பிடும்போது, எதை வந்து முன் முதன்மைப்படுத்துவீங்க? இப்போ டைமா இல்ல உங்களோட பட்ஜெட்டா? இல்ல சுவை பார்ப்பீங்களா?
ஆமா.